இந்த மாரி சாமியோட போட்டோஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? அ இப்போ தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் பண்ணிரு பண்றாங்கள்ல. தஞ்சாவூர் பெயிண்டிங். அ நிறைய இந்த மாரி கண் மேட்டிங் இந்த இந்த மாரிலாம் பண்ணும் போது, இதுலயும் நம்ப சாமி வோர்க்லாம் பண்ணலாம். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா, ஒரு மீனாட்சி அம்மன் போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோடைய புடவை, அ அதோடைய அதோடைய அரி ஜூவல்ஸ் அந்த அந்த நகைகள், அலங்காரம் இதெல்லாமே ஆரி வொர்க் போட்டு நம்ம ஃபரேம் பண்ணி பார்த்தான்னா, ரொம்ப அருமையா இருந்தது. அ அதுல அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, அத. இப்ப நான் எங்க வீட்லயே நான் அதைப் போட்டு வச்சிட்டு, அதை நான் பா தினந்தினம் அத சாமி கும்பிடும்போது, அது நம்ம போட்டது, நம்ம நம்ம கண்ணு முன்னால வந்து நிக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு.
ஆமாங்க. ம். ம். பரவாயில்லங்க. ம். நிச்சயமாங்க. கண்டிப்பா. ஒரு 6 மாசமா ஒரு கத்துக் அ கற்றுக்கொண்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செயல்முறையில பண்ணும்போது அது இன்னும் நல்லா வரும்போது ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா ஏற்படுக்கதான் செய்யும்ங்க. உங்களுக்கு எதனால அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்தத் துறைக்குள்ள போகணும் அப்பிடின்னு சொல்லிட்டு?
ஆமா. ஆமா ஆமா. கண்டிப்பாங்க. இப்ப நிறைய நம்ம விழாவுக்கு எல்லாம் போகும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே, இப்ப எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா, வயசு வித்தியாசமே கிடையாது. இந்த அந்த இதுக்கு ஆசைப்படாதவங்க எந் யாருமே இல்ல. குழந்தைங்களருந்து வயசானவங்க வரையும் அதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க.
ம். புரியுதுங்க. குமரியிலிருந்து, கிழவி வரைக்கும் அது ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? ஓகே. ம்.
ம். அ அந்த மா ஆமாமா. <chuckles> அது மாரி எல்லாரும் அது ய அந்த விழாவுக்குப் போணு இப்ப நம்ம போறோம் அப்பிடின்னா, எல்லா பெண்களுமே அதுக்கு வந்து ஒரு அடிமையாவே இருக்கறத நான் பார்த்தேன். அப்பச் சரி. இப்ப இது நம்மளும் கொஞ்சம் இறங்கி பாப்போம். அப்பிடின்னு சொல்லிட்டு. நமக்கும் கொஞ்சம் கைக்கு கொடுக்கும். இந்தச் செலவுக்கு நம்ம கை செலவுக்கு இதைப் பாத்துக்கலாம். ஏன்னா, ஆரம்பமே வந்து பாத்தீங்கன்னா, அதோட விலை பாத்தீங்கன்னா, 1000 ஆ ஆயிரந்தான். 500 கூட கிடையாது. 1000 தான் அடிப்படை ஒரு இதுவே, தொகையே. நம்ம செஞ் ஆமா. அது அடிப்படை. அ அதாவது ஆரம்பமே ஆரம்பத் தொகையயே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது 1000த்துல தான் ஆரம்பிக்குதே. அப்பப் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு பிளவுஸ் போட்டுக் குடுத்தாலே, சாதாரணமா போட்டுக் குடுத்தாலே, ஒரு ஜாக்கெட்டு போட்டுக் குடுத்தாலே பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய ஒரு நம்ம நம்மளுடைய நேரத்தைப் பொறுத்து தான இருக்கு. அதை நம்ம போட்டுக் குடுக்கிறது. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மாரி நம்ம பண்ணலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு, இறங்கி பண்ணுவோம், அப்பிடீன்டு. ம்.
ம். ம். ம். ஒரு அந்த ஆரீ வொர்க்குங்களா? சரிங்க, சரிங்க. ம். நிச்சயமாங்க. ஆனா, இந்த விஷயத்தை உங்களுக்கு நிஜமா நான் பாராட்டணும்ங்க. ஏன்னா, நெறைய பேரு வந்து எந்த ஒரு கைத்தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. ஆனா, நீங்க ஒரே ஒரு திருவிழால அந்தக் குமரியிலிருந்து கிழவி வரைக்கும் போட்ற ஒரே ஒரு பிளவுஸ வச்சு நீங்க டக்குன்னு முடிவு எடுத்தீங்க, பார்த்தீங்களா? அது நிஜமாலே பாராட்டக்கூடிய விஷயங்க. மேலும் சொல்லுங்க.
கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பாங்க. ஏன்னா, அது எல்லாருமே ஆர்வம் காமிக்கிறாங்க. அந்த மாரி போடுற விஷயத்துல.

கண்டிப்பா. அவங்க கற்பனைத்திறன் வந்து, கண்டிப்பா. ஒரு வெற்றி பெறுன்னு எனக்கு நம்பிக்க இருக்குங்க. ஏன்னா, இப்ப வந்து பரக்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த ஃபாஷனபுளா தான் மாறுறாங்க. சோ நீங் கரெக்ட்டா அந்தத் து இடம் கரெக்ட்டா தேர்ந்தூ எடுத்திருக்கீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டிய நல்லாவே குடுங்க. ஆனா கண்டிப்பா இந்தக் காலகட்டத்தில வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பா இருக்கு. நம்பிக்கைய விடாம கண்டிப்பா இதப் பின்தொடருங்க. அதே மாரி ரீசெண்டா எதாச்சு நீங்க ஏதா பண்ணிருக்கீங்களா? உங்களோட கற்பனைத்திறன் வெச்சு? கடைசியா பண்ணத பத்தி எனக்குச் சொல்ல முடியுமா?
ஆமா. ஆமா. ஆம்மா. ஆமா. ஆமா. ஆமா, ம் ஆமா. ஃபல் மொத மொதல் கண்டிப்பா. மொத மொதல்ல ஃபர்ஸ்டு நான் ஆரம்பிக்கும்போது, அந்த அந்த ஆரி வொர்க் கொஞ்ச ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது நம்மனால முடியுமோ? இல்ல முடியாம போயிடுமோ? ஏன்னா அந்தக் கண்ணுதான் ரொம்ப, ஆ, மைன்டூட்டா கவனிச்சு நம்ம அதப் போடுற மாரி இருக்கும். அப்டி இருக்கும்போது கொஞ் அ, கொஞ்ச எனக்குக் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் அவுங்க வந்து கொஞ்சம், ஆ நம்மள வந்து உற்சாகப்படுத்துனாங்க. இந்த மாரி நீங்கப் போட்டுரலாம், பண்ணுங்க. நானே நறையா உங்களுக்கு நெறைய ஐடியா குடுக்குறேன் அப்டி சொல்ட்டு. அப்போ மொ அ ஆ, அவுங்க தான் உற்சாகப்படுத்துனாங்க, நமக்கு சொல்லிக் குடுக்குற முன்னாடி உற்சாகப்படுத்துனாங்க. ஆமா அவுங்க உற்சாகப்படுத்த ஒரு ஃபர்ஸ்டு ஒரு படம் ஒன்னு வரையச் சொன்னாங்க. அதுல வந்து ஒரு ஒரு நல்ல 1 ரோஸ்ல வந்து பட்டர்ஃப்ளை உக்காந்துருக்க மாரி, 1 பட்டாம் பூச்சி உக்காந்துருக்கிற மாதிரி. அத வந்து நம்ம மொத மொதல்ல வந்து அவுங்களுக்கு போட்டுக் காம்ச்சு அதுக்கப்புறம் அவுங்க வந்து நம்மள வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தனாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. அப்டியே இயற்கையோட தத்ரூபமா அப்டியே வ போட்டுருக்கீங்க அப்டின்னாங்க. அது வந்து, எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா மு ஃபர்ஸ்டு நம்ம மொத மொதல்ல போடுறோம் இல்லையா. கத்துக்கிட்டு மொத மொதல்ல போடும்போது அத ஆமா. அத வந்து நம்ம ஒரு ஃப்ரேம்
ம். ஆம், ஓக்கேங்க. ஆ, யார் உச்சகப்படுத்துனாங்க? சொல்லிக்குடுக்கிறவங்க. சேரி, சேரிங்க. சொல்லுங்க, சொல்லுங். ஓக்கேங்க. ம். ம். நிச்சியமாங்க. ஏன்னா, நீங்களே ஆல்ரெடி ஒரு குழப்பத்துல இருக்கறதுன்னு சொன்னீங்க. சோ அந்தப் பாராட்டு கெடைக்கும்போது உங்களோட தன்னம்பிக்கைய வந்து அது இன்னுமே மேலோங்கி வெச்சிருக்கும்.
ம். ஆ. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா நம்ம நமக்கு வந்து உற்சாகப்படுத்திருக்கும்போது தான, நம்மளுடைய நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமா ஆகுது. அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல, அந்த இடத்துல எல்லாருக்குமே அப்டிதான?
நிச்சியமாங்க.

இல்ல. நீ என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கற மாரி, எந் என்னோட தோழிகள் எல்லாம் சொல்லுவாங்க.
ஓகே. உங்க உங்ககிட்டயே அந்த, "நீ என்னன்னா பண்ணிக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுருவாங்க. அவ பாருங்னா.
இல்ல அவுங்க நெனப்பாங்க. "நீ புதுசா தான் ஏதும் பண்ணுவ நீ. அத பாக்கலாம்" அப்படின்ட்டு. ஆமா. அ, அந்த ஒரு நம்பிக்கை அவங்களு "நீ எப்படி இருந்தாலும், நீ வந்து யாரும் செய்யாதத நீ செய்வ, நீ செய்யு நீ என்ன பண்ணாலும் பரவால்ல." அப்படிங்கற மாரி செய்வாங்க. எப்டி ஒரு கல்யாணத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 வரும். அந்த அந்த அந்த அந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கும்.
ஆ, அதான் சொல்றேன். உங்க மேல அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு, அவுங்களுக்கு. பரவால்ல. ம். நிச்சயமாங்க. இல்ல ஒருத்தவங்க நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட வேலைல மேல வந்து எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களோட வேலை எப்படி இருக்குன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க.
ஆமா. அவ்வளவு நம்பிக்கை. ஆமா ஆமா, ஆமா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து புதுசா யோசிப்பேங்கிறது அவுங்களுக்கு தெரியும்.
நிச்சயமா.
ஆமா. அந்த அந்தக் காலத்து நகைகள தான் பெரும்பாலுமே அந்த காலத்துல. அதாவது அ ஆதிகாலத்துல உள்ள விஷயங்கள்லாம் நான் எடுப்பேன். அ, போயிட்டு அந்த மாரி அந்த மாரி போட்டோஸ் எடுத்துப் பாத்துட்டு இந்த ஜாக்கெட்டுக்கு இது போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எப்படியும் கண்டிப்பா எதாச்சும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பாராட்டு வாங்கியே ஆகணும். ரொம்ப முனைப்பெடுத்து நான் அத பண்ணி குடுப்பேன்.
ம். ம். <chuckles> நிச்சயமா, நிச்சயமாங்க. அதே மாரி, நீங்க வந்து ரொம்ப பழங்காலத்தில வந்து ஒரு ஆர்வம் உடைய நபரா இருக்கீங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? கண்டிப்பா.
ஆமா. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப அதெல்லாம் பாக்க முடியாதுல்ல. ஆமா.
இல்ல, அந்த கான்செப்ட் நீங்க எடுத்தீங்க தெரியுங்களா? அது எத் எதனால உங்களுக்கு இப்படி தோணுச்சு? இந்த ஆரிஒர்க் கலை கத்துக்கிறதுனாலயா இல்ல
ஆமா. ஏன்னா இது இல்ல, இல்ல. அத இ
இல்ல உனக்கு இயல்பாவே அந்த இது இருக்குங்களா? பழங்காலத்துடய ஆர்வம்.
ஆமா. இயல்பாவே ஆமா. இயல்பாவே இருக்கு. அந்த மாரி இருக்கு. ஏன்னா எனக்கு அதுலல ரொம்ப ஆசை. இப்ப அந்த ஒரு பழைய காலத்த இப்ப எ எங்கயுமே பாக்க முடியறதில்ல. கலாச்சார முறைப்படி எதுவுமே பாக்க முடியாது.